இப்போ இந்த "இன்றைய காலகட்டத்தில வந்து மனிதனுக்கு வந்து மனிதனே வந்து 1 1 எதிரியா இருக்கான்." அப்படீன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா?
நம்புவேங்க. இந்த காலகட்டத்தில.
<laughs> ஏன்னா, அவனுக்கு ஏகப்பட்ட ஆசைகள், ஏகப்பட்ட வெறுப்புகள், ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அ எதையுமே வந்து அவனால வந்து சந்திக்க முடியல. ரொம்ப ம் ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாயிடுறான், மன அழுத்தத்துக்கு உண்டாயிடுறான். அதனாலேயே உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகுது. இதில இதில நம்ம நெறைய விஷயம் நம்ம விட்றோம். ஆனா இதையே ஒரு ஆப்போர்ட்யூனிட்டியா பார்த்து நெறைய மக்கள் ந மருத்துவர்களாகவும் இருக்கட்டும் சரி, வேற வேற ப பல்வேறு குரூப் மக்கள் ட்ரெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க, என்னன்னமோ பண்றாங்க. அவங்கல்லாம் வந்து, "நாங்க உங்களோட இத இருக்கத்த நாங்க தணிக்கிறோம். எங்ககிட்ட வாங்க." அப்படீங்கிறாங்க. அதே மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அது "தியானம்" அப்படீங்கிற ஒரு விஷயத்த வந்து, இது கையாளும் அப்படீங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க அதப் பத்தி என்ன நெனைக்கிறீங்க?
ஆமாங்க, உண்மதான். எனக்கு வந்து நான் வந்து இந்த மாரி தியானத்திலலாம் வந்து 1ல நான் ஆரம்பிக்கும்போது வந்து எனக்கு இது புதுசா இருந்ததுங்க. இதில அதெல்லாம் எனக்கு உடன்பாடும் இல்லாமல் இருந்ததுங்க. இது எவ்வளோ தூரம் வரும்? பலிக்குன்னு சொல்லி.
சொல்லுங்க. சொல்லுங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து கல்வி சார்ந்து எனக்கு வந்து இந்த ஈஷா யோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுதுங்க. அப்பும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்பும்போது போனதுக்கு அங்க வந்து தியானத்த வந்து எப்டி இருக்கும்னு சொல்லி சொல்லி தந்தாங்க. அதான் எனக்கு முதல் அறிமுகம் தியானத்தைப் பத்தி.
அற்புதம்! சொல்லுங்க. சரிங்க.
அதுக்கு அப்புறம் அங்குருந்து வந்தக்கு அப்புறம் வந்து நான் பெருசா அத வந்து கையாளலைங்க. நம்ம வந்து படிப்புக்கு அந்த சின்ன சிறு வயது தானே அப்டின் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஆனா இது தியானம் பண்றது எப்டின்னு எனக்கு தெரிஞ்சுருச்சுங்க.
சரிங்க.
அப்புறம் வந்து 12வது, 11வது படிக்கும்போது எனக்கு வீட்ல வந்து அதுக்கான சூழல் ஏற்படுதுங்க தியானம் பண்றதுக்கு.
சொல்லுங்க.
அப்பும்போது சேரின்னு சொல்லிட்டு அந்த தியானம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சு பண்ணும்போது, எனக்கு ரொம்பவே புடிச்சுங்க. ஏனா, நம்ப வந்து எதப் பத்தியும் யோசிக்காம தனியா ஒரே 1 விஷயத்த மட்டும் பார்த்து, அத மட்டுமே நம்ம இருக்கும்போது அது ஈர்ப்பும் எனக்கு ரொம்ப புடிச்சுதுங்க. மன அமைதி வந்து அது எனக்கு அன்னைக்கு புதுசா இந்த. அந்த மாரி ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சது இல்லங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 17 வயது இருக்கும் இல்ல 17 கூட இருக்காது 16 வயது இருக்கும். அவ்வளோதான்.
சொல்லுங்க. நிச்சியமா.
அத நீங்க வந்து அனுபவிச்சு பார்க்கும்போது இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு புது உணர்வா இருக்குங்க. அந்த உணர்வுக்கு வந்து எப்டி சொல்றது? உங்களுக்கு ஒரு அமைதியான சூழல் வந்து உங்க மனசக்குள்ள வரும் வெளியே இருக்காதுங்க. அவங்க மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். அவ்வளோ ஒரு அமைதிங்க.
அற்புதம்!
எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம, எந்த ஆசையும் இல்லாம, ரொம்ப இந்த ஒரு துறவிகள் எப்டி இருப்பாங்க? அந்த மாரி.
அற்புதம்! சொல்லுங்க.
அது, அந்த விஷயத்த அனுபவிச்சலருந்து தியானத்த நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்டி. அன்னைக்கு எனக்கு எந்த ஒரு மன அழுத்தம் எல்லாம் கெடையாதுங்க. உதா, ஒ, கண்டிப்பா ஒரு 10ஆவது, 12ஆவது க்கு மன அழுத்தம் இருக்கோணும். ஆனா எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த மாரி மன அழுத்தம் எனக்கு அந்த காலகட்டத்தில இருந்ததில்லைங்க. படிப்பு என்பது சாதாரண ஒரு விஷயம் தானேன் சொல்லிட்டு எனக்கு அடிப்படையில நான் யோசிக்கிறவங்க. படிச்ச நல்ல வாழ்க்க அமையும், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா படிச்சா தான் வாழ்க்க அமையும்ங்கற விஷயத்த நான் வந்து ஏத்துக்கமாட்டேங்க.
அற்புதம்! கண்டிப்பா. உண்மதான்.
அதனால எனக்கு வந்து அப்டி ஒரு மன அழுத்தம் ஏற்படலங். அதனால வந்து தியானம்ங்கறது எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அது அதோட அடி நாளமான உணர்வு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சுது. அத தொடர்ச்சியா பண்ணனுங்கிறது அதுக்கான காலம் எனக்கு அமையணும் அப்டின்னு நெனைச்சேன். அதாவது காலம்ன்னா, நான் காலையில எந்திரிச்சனா பள்ளிக்கு போகணும் அந்த ஒரு 1/2 மணநேரமோ ஒரு 15 நிமிஷமோ எனக்கு கிடைக்காதா அப்டிங்கிறது அந்த விஷயம் தான் எனக்கு. ஏன்னா நேரத்தில எழுந்திரிக்கோணும். அன்னைக்கான படிப்பு படிச்சு முடிக்கோணும். ஸோ அதனால எனக்கு அன்னைக்கு காலகட்டத்தில கிடைக்கிற நேரமும் எப்பவாது ஒரு வாரத்தில ஒரு 3 லருந்து 4 நாள் கடைச்சுரும். அப்போம்போது அந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்.
சிறப்புங்க. ரொம்ப சிறப்பு!
அத் அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வந்து பள்ளி முடிச்சு க அப்றோ கல்லூரி, கல்லூரி முடிச்சு வேலை. இந்த வேல வரும் காலகட்டத்தில தான் எனக்கு மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சதுங்க.
சொல்லுங்க. இப்ப தான் நீங்க வந்து கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. <laughs>
அப் ஆமாங்க. அந்த மன அழுத்தம் வரவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, என்னோட குடும்ப சூழலாவும் இருக்கட்டும், இல்ல வருமானத்துக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கட்டுங்க, இல்லன்னா என்னுடைய எதிர்பார்ப்பான படிப்பு வந்து எவ்வளவு தூரம் அத வந்து என்னால கொண்டு போக முடியுது. ஏன்னா, ப்ரொஃபஷனல்ன்னு டிகிரின்னு சொல்ட்டு நான் அத தான் தேர்ந்தெடுத்திருந்தேங்க. ஸோ, அது என்னால வந்து கொண்டு போறதுக்கு அங்க வந்து ரொம்ப க கடினமா இருந்தது. இந்த காலகட்டம் மன அழுத்தத்துக்கு பஞ்சமில்ல எனக்கு.
சரிங்க. கண்டிப்பாங்க. உண்மையான விஷயம்.
ஆமாங்க. அப்போ அந்த இடத்திலிருந்து மன அழுத்தத்திலருந்து வெளி வருனுன்னு நெனைக்கும்போது, எனக்கு வந்து தியானம்ங்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சதுனால, ஆசையா "அத செய்வோம்." அப்படீங்கும்போது, அது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து விடுப்பு கெட அந்த மன அழுத்தத்திலருந்து வெளிய வரதுக்கு வழி கெடைச்சுதுங்க. அது மூலமா எனக்கு வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளிய வந்து, தியானம் பண்றது தொடர்ந்து பண்ணுவோம். எப்போவெல்லாம் எனக்கு காலம் கட அமையுமோ! அப்போல்லாம் நான் ப தொடர்ந்து பண்ணேன். அதாவது வாரத்துக்கு 3 நாள் 4 நாளுங்கிறது, அது 1 நாள் 1 வாரத்தில கூடவும் செய்யும். 1 வாரத்துல கூட அது கொறைவும் செய்யும். இப் ஆமாங்க. இப்படீன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கிட்ட வரும்போது தான் மன அழுத்தத்துக்கு வந்து, எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி வாழ்க்கையா தான் இருந்தது. ஆனா 30 வயது கடந்ததுக்கு அப்பறம், மன அழுத்தம்ங்கிறது வந்து அப்பப்போ வந்துட்டே இருந்தது. அது வந்து திருமண காலகட்டங்கிறதுனால, அது மன அழுத்தம்ங்கிறதுக்கு பஞ்சம் இல்லாம, அது அப்பப்ப 1- 1 வருடங்களும் அதிகரிக்கதிகரிக்க மன அழுத்தமும் அதிகரிச்சுட்டே வந்ததுங்க.
நல்ல விஷயம். அ இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ மன அழுத்தம் வந்து பல்வேறு கட்டத்துல, பல்வேறு வகையா வருது அப்டிங்கிற மாரி இப்போ நீங்க சொல்லுறீங்க இல்லையா? இப்போ நம்ம பள்ளி பருவத்துல இருந்தப்போ ஒரு மன அழுத்தம் வரும், அத நம்ம வந்து தியானம் ஒரு விதமான தியானம் மூலமா நம்ம வந்து சரி பண்ணலாம். அதே மாரி கல்லூரி கட்டத்தில இருக்கும்போது ஒரு விதமான அழுத்தம் மன மன அழுத்தம் வரும் அது ஒரு விதமான தியானத்த வச்சு நம்ம சரி பண்ணலாம். அதே மாரி வேலைக்கு செல்லும்போது, அப்புறம் திருமண வாழ்க்கையில ஈடுபடும்போது, இப்போ இவ்வளோ ஸ்டேஜ்ஸ் இருக்கு நம்ம மனிதனுக்கு வந்து இவ்வளோ வாழ்க்கை ஸ்டேஜ்ஸ் இருக்கு. இதுல வந்து இப்போ ஆ ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம் அப்புறம் வந்து வேலைக்கு சேர போறப்போ, அப்புறம் மேரேட் ஹ மேரேஜ் லைஃப் டைம் இப்ப இதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசமான தியான முறைகளா, இல்லாட்டி ஒரே மாரியான தியானங்கள் தானா எல்லாத்துக்கும்?
ஆமாங். ஆமா. எல்லாத்துக்கும் ஒரே மாரி தானங்க. அதுக்கு வேற வேற மாரி தானம்லாம் கிடையாது. வெ உண்மையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பிரச்சனைய வந்து நீங்க வந்து பக்கத்துல வச்சு பார்த்துட்டுருக்கீங்க. கண்ணுக்கு பக்கத்துல. அத அந்த பிரச்சனையிலேயே உங்க வாழ்க்கை முழுக்க அந்த பிரச்சனையிலேயே சூழ்ந்து இருக்க மாரி நீங்க நம்புகிறீங்க. அந்த பிரச்சனைங்குறது ஒரு சின்ன கல் தான். கண்ணுக்கு பின்னாடி போயிருச்சுன்னா, அதாவது நம் தலைக்கு பின்னாடி போயிருச்சுன்னா, அது ஒன்ணு இல்லவே இல்ல அப்டின் எடத்துக்கு நம்ம யோசிக்கணும். ஏனா, அந்த பிரச்சனைங்குறது வந்து இப்ப இப்ப கல்லூரியா இருந்ததுன்னா அந்த படிப்பு. அந்த படிப்பு இல்லாம எத்தனையோ பேரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிக நல்ல வாழ்க்கை, மிக பொருளாதாரத்திலும் பெரிய வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த படிப்பு இருந்தா தான் நம்ம நல்லா வாழ முடியும். நல்ல சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துக்கு வர முடியுன்னு நெனைக்கிறோம். அங்க தான் நம்ம பிரச்சனையே ஆரம்பிக்குது. அத பார்க்குற விதம். நம்மளுக்கு இந்த தியானத்துல என்னென்ன உதவுதுன்னா, இந்த பார்க்குற விதத்த நம்ம இந்த கண்ணோட்டத்துல பார்க்க தேவையில்ல. இத தள்ளி வச்சு பார்க்கலாம். அப்டிங்கிற அந்த மன சூழல வந்து நமக்கு அமைச்சு குடுக்கறதுக்கும் அடிப்படை இந்த தியானம்ங்குறதே. நீங்க வந்து நான் முதலே சொன்ன. இந்த படிப்புங்குறது வச்சு தான் நம்ம வாழ்க்கை இல்லன்னு நான் எனக்கு இருக்கனால. எனக்கு அங்க வந்து மணத் தவருவதற்கான வாய்ப்பே இல்லாம போச்சுங்க.
சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சியமா. கண்டிப்பா. தியா கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆனா கரெக்ட்டா சொன்னீங்க.
அதனால ஆமா. அதனால என்னை சுத்தி இருக்கவங்க வந்து என்னைய எந்த அளவுக்கு அவங்க வந்து படிப்பு முக்கியம்னு இது நெனச்சாங்கன்னா, நான் பாஸ் பண்ணா போதும். அதுக்காக நான் பெருசா ஏன்னா நான் டாக்டர் ஆகப் போறதில்ல. <laughs> அதனால எனக்கு அந்த மன அழுத்தம்ங்கற இடத்துக்கு நான் போணும்னு அவசியமில்ல. ஆனா இன்னிக்கு நெனச்சுப் பார்த்தா வருத்தமா இருக்கு. என்னதுன்னா இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்து எவ்ளோ தூரம் அவங்களுக்கு மன அழுத்தத்த குடுத்து இந்த மார்க் எடுத்தாதான் அவங்க வ ஒரு மருத்துவரா மாற முடியும்னு சொல்லி அந்த அழுத்தம் குடுக்றாங்கன்னு நெனைக்கும்போது, அது கொஞ்சம் க வேற ரி மாறலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது மருத்துவத் துறைல மட்டும் இல்லைங்க. நானு இப்போ ஒரு கடந்த 5 வருடங்களா பாத்துட்ருக்கேன். இந்த எ "IIT" ன்னு சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது இந்த பொறியியல் படிப்புலேயே தகவல் தொழில்நுட்ப படிப்புலேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கல்லூரிகள் கொண்ட இது வந்து குரூப்பா அதான் சொல்லுவாங்க. "IIT" ல படிச்சா கண்டிப்பா பெரிய ஒரு கம்பெனிலையோ, பெரிய லெவலுக்கு வந்து சம்பளத்தோடயோ நமக்கு வேல கெடைக்கும், அப்டிங்கற மாரி ஒரு நம்பிக்கை இப்பவும் உண்டு. இப்போ நான் ஒரு ஒரு கடந்த 5 வருஷமா பாத்துட்ருக்கேன், ஏ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்தாங்க இருக்கு. இந்த மாரி, "முதலாம் ஆண்டு மாணவர், இந்த "IIT", இந்த நகரத்தில் படிக்கும்போது, இந்த மாரி அவரோட ஸ்ட்ரெஸ் தாங்காம வந்து தற்கொலை செஞ்சுக்ட்டாரு" அப்படின்னு நறையா இந்த மாரி வருதுங்க. இது இந்த மன அழுத்தம்ங்கறது படிப்புல மட்டும் இல்ல இல்லைங்களா?
ஆமா. ஆமாங். ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. இந்த படிப்புங்குறது பார்த்தீங்கன்னா ஆமாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா "IIT"அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அத பத்தி தெரியவே தெரியாதுங்க. படிக்கிற காலத்தில எனக்கு வந்து நடுக்கதல் காவிரின் ஒரு படம். அந்த படத்துபொது "IIT"ன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு இவ்வளோ சிரமமான விஷயம் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுங்க. அ அந்த அளவுக்கு தான் நான் வந்து இந்த விஷயத்தில புரிதல் எனக்கு இருந்தது படிப்பு சார்ந்து. ஏனா, எனக்கான தெளிவு எனக்கு என்னோட நான் எந்த பாதையில் போகணும்ங்குற தெளிவு இருக்கறதால மொத்த பாதைய பத்தி நான் கொஞ்சம் கூட அத பத்தி யோசிக்கல. அது போறகான தேவையும் எனக்கு இல்லைங்க.
ஆ நம்ம வேல செய்ற இடத்திலயும் இருக்கு. சொல்லுங்க. சரிங்க. சொல்லுங்க. சரியா, சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துக்குட்டு, அதுக்கு உண்டான புரிதல் மட்டும் நீங்க வச்சுட்டு பயணம் அதத் அத நோக்கி தான் பண்ணீங்க. நமக்கு மதிப்பெண் இவ்வளோ தான் வந்திருக்கு. இவ்வளோ ஒரு இன்னொரு 10 20 மதிப்பெண் அதிகமா இருந்தா இந்த கல்லூரிக்கு போயிருக்கலாமே. அதெல்லாம் நமக்கு தேவயில்ல அப்படின்னு ரொம்ப, ரொம்ப சரியாவே வந்து உங்க இலக்க வந்து நீங்க நோக்கி பயணிச்சீங்க. ஆ மேற்கொண்டு சொல்லுங்க.
ஆமாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிறு வயதில இருந்து நான் எப்பவுமே வந்து என்னோட வழிய மட்டும் தான் பார்ப்பேன். அடுத்தவங்க பாதை எப்படி போறாங்க, அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவங்களுக்கு புடிச்சுருக்குது அவங்க புடிச்ச வாழ்க்கைய வாழ்றாங்க. எனக்கு இந்த வாழ்க்க புடிச்சுருக்குது எனக்கு இதுவே போதும் அப்டிங்குற மனவோட்டம் தான் நான் இருக்கேன். எனக்கு தேவன்னா அந்த வாழ்க்க கூட என்னால வாழ முடியும் அவ்வளோதான். அது முடியாது அர்த்தம் இல்ல. எனக்கு வேணுன்னா நான் எடுத்துக்குவேன்.
கண்டிப்பாங்க.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது அடிப்படையில அது நமக்கு இருந்தே ஆகணும். அந்த மாரி ஆளா இருக்கனால எனக்கு வந்து இந்த படிப்பு சார்ந்ததுலாம் அதிகமா நான் அத பத்தி கண்ணோட்டம் நான் பார்த்ததில்ல. ஆனா இந்த மாரி ப ஒரு படத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஓ! இப்படி எல்லாம் வருதுங் கடினமான ஒ ஒரு பாதை இருக்குன்னு. ஆனா எனக்கு என்ன புரியாத விஷயம்ன்னா அவ்வளோ கடினமான பாதையில அவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் அதில ஜெயிச்சு முன்னேருனவங்க, அவங்க வந்து பின்னாடி வரவங்க வந்து இந்த மாரி கடினமான பாதையில வரவங்க எளிமைப்படுத்தனோம். இல்லனா வந்து மொத்த ஆட்கள, வந்து மதிக்கறதுக்கு வந்து அவங்க வந்து கத்துருக்கணும். ஆனா இங்க 2மே வந்து நடக்கறது இல்லைங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்னுனா, நீங்க வந்து அந்த "IIT" லாம் நல்லா படிச்சு நல்ல ஒரு வருமானம் பெரிய இடத்துக்கு போயிருவீங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள விட கீழ அந்த இடத்துக்கு போகணும் அவசியம் இல்லாத ஒருத்தன் வந்து அந்த அங்க நிக்குறான, அவன் வந்து ஏதோ அவன் வந்து ஒரு மோசமானவன் மாரியும் ஒரு அவனுக்கு தகுதியே இல்லாதவன் மாரியும் தான் அவங்க வந்து பார்க்குற கண்ணோட்டத்தில இருக்கு. அவங்கிட்ட போய் நிண்ணு பேசனுன கூட இவனுக்கு என்ன தகுதி இருக்கு நம்மட்ட வந்து பேசுறதுக்கு.
சொல்லுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க.
நான் இவ்வளோ பெரிய கடினமான பாதை தாண்டி வந்துருக்குறேன், அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்.
ஆமாம். கண்டிப்பா. அது ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் இல்லைங்களா? கடினமான பாதைய தாண்டி தான் நீ வந்துருக்க, அதுனால தான் உனக்கு சம்பளம் வந்து ஏத்திக் குடுத்திருக்கிறாங்க. <inhales> கடினம் இல்லாத பாதையில பிரயாணிச்சு நான் வந்துருக்கிறேனு சொல்ட்டு நீ என்னைப் பார்த்து சொல்ற, ஆனா என்னோட கடினம், என்னோட கஷ்டம், என்னோட சாலன்ஜ்ஸ் எனக்கு தான் தெரியும், நான் என்னென்ன பட்டேன்டு. <inhales> ஆனா நான் கஷ்டம் கம்மியா பட்டுருப்பேன். அதுக்கு ஏத்த மாரி தான் எனக்கு சம்பளம் குடுத்துருக்காங்க. இதுல ஒன்னும் தப்பு இல்லையே, இது கஷ்டம் அதிகமா பட்டா வந்து சம்பளம் அதிகமா குடுக்கணும்னு ஒரு இதோ எழுதி வைச்சிருக்கா என்ன? ஏதோ சட்டம் கிட்டம் ஏதாது இருக்கா என்ன? இல்லையே <chuckles>
ஆமாங். அதுதாங், அதுதாங். இது வந்து பார்த்தீங்கனா சமுதாயத்துல வந்து இது வந்து மன அழுத்தத்த வந்து, இல்லாத ஒரு மன அழுத்தத்த உருவாக்குதுங்க. இது வந்து நான் சொன்னேன் கல்யாண வாழ்க்கைனு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, இங்கு தான் அந்த கன மன அழுத்தங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதற்கான பல இடம் இருக்குது.
கண்டிப்பா, கண்டிப் சொல்லுங்க.
ஒரு மாப்பிள்ளை வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறார், ஒரு பெண் மணப்பெண் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கனவரோ, மனைவியோ அந்த உறவு வந்து புதுசா உள்ள போறவங்க, அவங்களுக்கு அதுக்குன்னு ஆ அதுக்கு சமமா சம்பாதிக்கனுன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது தேவையில்லைனு சொல்லி யாரும் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லைங்க.
கண்டிப்பாங்க.
ஏன்னா, 1 குடும்பத்துக்கு தேவை வந்து 1 மாதத்துக்கு இவ்வளோ வருமானம் இருந்தா போதும். அது வருமானம் அவுங்க ஈட்டி தான் வரனுன்னு அவசியம் இல்ல. அவுங்க குடும்பத்தில வந்து, அந்த சொத்தோ, இல்லைன்னா அவுங்களுக்கான தொழில், இல்லன்னா வேற வழியில அவுங்களுக்கு வருமானம் வரலாம். அப்பம்போது, அவுங்க அத சம்பாதிக்கனும்ன்னு அவசியம் இல்லாதப்போ, அவுங்க வந்து அந்த சுய ஒழுக்கத்தோடும், கட்டுப்பாட்டோடும் இருக்கிறாங்களான்னு பார்க்கோனும். ஆனா அது பாக்குறதில்லைங்க.
போதும். உண்மை, உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான ஒண்ணு.
அவுங்க ஒரு 1 1/2 லட்சம் சம்பாரிச்சா, உன்னொரு தம்பதி அ அதாவது அவுங்களுக்கு மண ஜோடியா வரவுங்க, அவுங்களும் 1,00,000 ஆவது 1,00,000, 1 1/2 லட்சம் சம்பாதிச்சே ஆகணும்ன்னு எதிர்பாக்குறாங்க.
அ ரொம்ப தப்பான எதிர்பார்ப்பு. <laughs>
ஆனா, ஆமாங்க. அது வந்து மன அழுத்தத்த திரும்ப குடுக்க ஆரம்பிக்கிது. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த 30 வயது கடந்து திருமணம் சார்ந்து இந்த மாரியான எதிர்ப்பார்ப்பு வெறும் அந்த பெண்ணோ, அந்த மண மகனோ, இல்லை அந்த குடும்பமே, இல்ல அந்த ஒரு சமுதாயமே வந்து அத எதிர்பாக்க ஆரம்பிக்கிறதுங்குறது மிக தவறான ஒரு இது. அது வந்து மன அழுத்தத்த வந்து இன்னொரு சைடுல உருவாக்க ஆரம்பிக்கிது. இது வந்து படிப்போடோவோ, இல்ல கல்யாணத்தோடு முடிய போறதில்ல. இது அடுத்த கட்டமான தொழிலோ, இல்ல வேலை எடத்துக்கோ அங்கேயும் இது வந்து மன அழுத்தத்த ஏற்படுத்தக்கூடிய எடமா மாறுதுங்க.
கண்டிப்பா. உண்மை. நம்ம நம்மளோட எதிர்பார்ப்ப அடுத்தவங்க மேல திணிக்கிறோம் பாத்தீங்களா? அது வந்து யார் மேல திணிக்கிறோமோ, அவுங்களுக்கு தான் வந்து இந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப கஷ்டத்த குடுக்குது, இல்லைங்களா?
ஆமாங்க. அப்பம்போது
இவுங்க திணிக்கிறவங்க திணிச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம், கஷ்டப்படுறவங்க யார் மேல திணிச்சுருக்காங்களோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லைங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க அந்த எடத்துலருந்து நீங்க உங்க மனச வந்து அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கெடச்ச ஒரே வாய்ப்பு வந்து, தியானம் தான் பண்ணனும். இல்லன்னா அவுங்களோட சண்ட போடலாம். ஆனா அதில எந்த பலனும் இருக்க போறதில்லைங்க.
உண்மை
அதுனால நம்ம வந்து நம்ம மனச வந்து ஒருங்கிணைத்து ஒரு எடத்துல வந்து எப்பமே வந்து வச்சிருக்கோனும். நம்ம வந்து நம்ம எதுக்காக இந்த எடத்துக்கு வந்தோம்? என்ன ஸ் காரணம்? இங்கேருந்து நம்ம எங்கே போகோனும்? என்ன நம்மோட இலக்கு? அதுல தெளிவு இருக்கோன்னு.
கண்டிப்பா.
இந்த தெளிவு நமக்கு இருக்கறக்கு வந்து, எப்பவுமே கட்டுப்பாட்டோட இருக்கறக்கு, இந்த தியானம்ங்கறது வந்து நம்மள வந்து மனச வந்து ஒரு ஒரு நெலையில வக்கிறக்கு உதவுதுங்க. இல்லன்ன பட்சத்துல நம்ம வந்து எல்லா எடத்துலையும் வந்து ஒரே மாரி நடந்துக்க முடியாது. ஒருத்தர்ட்ட வந்து கோவமா பேசுவோம். இன்னொருத்தர் கிட்ட சந்தோஷமா பேசுவோம். ஆனா 2 பேருக்குமே வந்து அவுங்க ஒரே மாரி தான் நடந்துருப்பாங்க. நம்ம தான் அந்த எடத்ல மாறி அத செய்வோம். அதுக்கு காரணமே இந்த அழுத்தம் தான்.
கண்டிப்பா. ஒரு கண்ணோட்டம் அப்டின்னு வருது இல்லைங்ளா? இப்போ ஒரே விஷயத்த 2 நபர்கள் வே ஒரே மாரி செய்றாங்க. ஆனா 2 பேர்கிட்ட வந்து நம்ம ஒரே மாரியான ரெஸ்பான்ஸ் குடுக்றதுல்ல. இவங் இவனுக்கு வந்து நல நல்லா பண்ணியிருக்கேப்பா அப்டிங்குற மாரி நம்ம ஒரு நல்ல சொற்களையும், <inhales> இன்னொருத்தவனுக்கு வந்து அ அப்டியா சரி ஒகே அப்டின்னு சொல்ட்டு ஒரு மாரியான சாதாரணமான ஒரு சொ சொல்லையும் நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். இல்லையா? இப்போ அந்த மாரி பண்றப்போ, நமக்கு தியானம் வந்து, ஓரு நிலைப் படுத்துங்ளா? எல்லா நபர்களையும் ஒரே மாரி பார்க்குறதுன்னு வைங்க ஓரு நிலைப் படுத்துங்ளா?
ஆமா. நீங்க வந்து அந்த யார் அப்டி விதமா பார்க்குறா அவரோட கன்னோட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு உள்ள பிரச்சனைய வந்து எதிர்ல இருக்க ந ஆள்ல வச்சு பார்க்றாருங்க. அதுவே வந்து அந்த நம்மளே வந்து இவ்வளோ நல்லா வேல செஞ்சோம். ஆனா அவுங்க வந்து இவ்வளோ சாதாரணமா, இத பார்க்குறாங்கன்னு நெனைக்கும் போது, அவருக்கும் வேதனை. அவருக்கும் ஒரு மனம்வருத்தம். அப்பம்போது வந்து நான் வந்து யாரோட அங்கீகாரக்காகவும், நான் காத்திருக்க தேவையில்லன்னு அந்த எடத்துக்கு, அவர் மனசு கொண்டு வரனும். அதனாலயும் அவருக்கு வந்து தியானம் தேவைப்படுதுங்க.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாவும், ரொ ரொம்ப வந்து ஒரு அடையாளமாவும் சொன்னீங்க. தியானத்தோட தேவை என்னென்னு சொல்ட்டு மனிதனுக்கு. இது எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ரெகுலேட் செய்யும். இது வந்து உணர்ச்சிகள கட்டுப்படுத்தும். நமக்கு வந்து அடுத்த ஆபத்தான கட்டத்துக்கு போகாம இருக்றதுக்காக, நல்லா வந்து உ உதவி செய்யுங்கறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா ரொம்பவும் அழகா சொன்னீங்க. <inhales> உங்களுடன் பேசனது மிகவும் மகிழ்ச்சி. நன்றி.
எனக்கும் உங்களோட பேசனக்கு மிக மகிழ்ச்சிங்க. நன்றி.
நன்றி.